கண்டிப்பா. நா சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே? என்னுடைய அலுவலக நண்பர் எனக்கு அனுப்புனாருன்ட்டு. அப்பவே வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த மாதிரியான கதாபாத்திரங்களல்லாம் கற்பனையாகத் தான் தெரியும். அருள்மொழி வர்மன்னா எப்படி இருப்பார்ன்னு என்னோட கற்பனையில வந்து ஒரு முகம் இருக்கும், வந்தியதேவன் இப்படி தான் இருக்கணும்ன்னு ஒரு முகம் இருக்கும். ஆனா மணிரத்னம் அவ்வளோ ஆப்ட்டா சூஸ் பண்ணிருந்தார். "ஒரு வேளை அவங்க அவங்கள் உண்மையான கதாபாத்திரங்கள் இப்படி தான் இருப்பாங்களோ?" அப்படீன்ற அளவுக்கு. "அருள்மொழி வர்மன் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸம்மா ரொம்ப அழகா இருப்பாரு. பார்க்கணும் பாக்க பாக்கக் கண்கொள்ளாது." அப்படீன்ற மாதிரி கல்கி அவர்கள் அவங்கள வர்ணிச்சு எழுதியிருப்பாங்க. "ரொம் அழ அப்படியொரு ஆணழகன். அவங்கள பாத்தா பெண்களுக்கு ஆசை தூண்டாம இருக்காது. எப்படியாவது அவரைத் திருமணம் பண்ணி, நம்ம கூட வச்சுக்கணும்ன்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும்." அப்படீன்ற மாதிரி எழுதியிருப்பாரு. உண்மையாவே ஜெயம் ரவி அவர்கள் அவ்வளோ அழகா தான இருப்பாரு. சரியான ஹேண்ட்ஸம்மான மேன் அவரு. எம். குமரன் சன் ஆஃப் மஹாலக்ஷ்மிலல்லாம் உருகி உருகி பார்த்தது நானு. அவரு அடி வாங்கும் போது, "ஐயோ! அடி வாங்குறாரே!"
ம். ஆமா. ம். அ. ஆ. ஓ. ம். ஆ. ஆமாங்க. <laughs> ஆ. அ, ஆ. ஆமா. <laughs> இப்ப உங்களுக்குப் பிடிச்ச கதா கதாபாத்திரத்திலே அவரு வேற வந்துருக்காரு. அ. அ.
ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி வந்தயத் தேவன்ற கேரக்டர்க்கு கார்த்தியைத் தவிர வேற எந்த ஒரு ஆளாலையும் அவ்வளோ ஆப்ட்டா நடிக்க முடியாது. இப்ப எ என்னோட மனசுல வந்து, "வந்தயத்தேவன்னா, அவரு கார்த்தி தான். இப்படி தான் இருப்பாரு" அப்படீன்னு முடிவு பண்ணிட்டேன். குந்தவைன்னா <laughs> அப்படீன்ற அளவுக்கு.
அ. அ ஓகே. "எ ஒ அ அ ஒ உங்களோட கற்பனை உருவங்கள் எல்லாம் அந்தப் படது படத்துல வந்து நல்லா பொருந்தியே வந்துச்சு." அப்படீன்றீங்களா? ஆ, ஆ.
ஆமா, வந்துருச்சு. இன்னும் சொல்லணும் அப்படீன்னா, அது ரொம்ப பெரிய கதை. கிட்டத்தட்ட 5 பாகங்கள் இருக்கு. 5 பாகங்களையுமே அவங்க 2ஏ க பார்ட்ல வந்து சொல்லணும் அப்படீன்னா வந்து, அ நெறைய பெரிய பெரிய விஷயங்களல்லாம் அ கொ கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிற மாதிரியான திரைக்கதை எல்லாம் அவங்க எடுத்துட்டு, கதைக்கு எது தேவையோ அதைத் தான் வச்சுக்கிற மாரி இருக்கும். அப்படீன்ற வகையிலயும் ஏன்னா அவங்களோடைய பொருளாதார வ பிரச்சனையும் இருக்கும்ல்ல. "இவங்க உடனே எடுத்த மாதிரியே, நா வந்து 5 பாகங்கள் வந்து இதுல எடுப்பேன். எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லணும்." அப்படீன்னா, அவங்க ஒரு சீரியஸ் மாரி தான் எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10, 12 பாகங்கள் எடுக்கணும். அப்பதான் வ சரியா வரும். அதுக்கே கிட்டத்தட்ட அவுங்க 20 வருஷங்களுக்கு மேல வந்து செலவிடணும், அது எல்லாமே செட்டு போட்டு எடுக்கணும் அப்படீன்னா.
ஆ. ஃபன் அது ஒரு பெரிய விஷயம் தான். அ. ஆமா. அ ஆம். அ <laughs> ஆ.

அருமைங்க. உங்களையும் அந்த புக்கையும் இன்னும் இதுவரையும் பிரிச்சு வைக்க முடியல இல்லேங்களா? <laughs>
கண்டிப்பா தெரியல. இன்னும் சொல்லணுன்னா ஏன் ஃபோன்ல ரொம்ப கம்மி ஜிபி தான். நான் வந்து 2018ல வாங்கின ஃபோன்னு இது. இன்னும் அதான் பயன்படுத்திட்டுருக்கேன். 32டே ஜிபி தான். நான் புடிச்ச ஃபோட்டோக்கள் இது எல்லாமே வந்து மெயிலுக்கு அனுப்புறது, இல்ல பாதி ஃபோட்டோ டெலீட் பண்றது அப்பிடின்ன மெமரிய கிளியர் பண்ணுவேனே தவிர, ஒரு தடவ கூட நான் இந்த "பொன்னியன் செல்வன்" கதைய வந்து என்னுடைய புத்தக ஆமா. அ ஏன்னா, எனக்கு ம் ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் மன அழுத்தமா இருக்கும்போதோ, எப்பிடியோ ஒரு வெறுமையா தோணும். இல்ல எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு டைம் கிடைக்கும். அப்போலாம் திரும்ப திரும்ப எடுத்து படிப்பேன். அது ஏன்னு தெரியல. எனக்கும் அதுக்குமான ஒரு பந்தம் வந்து பல வருடங்களா தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாவே சொல்லலாம். அ அது எ என் கூடவே பயணிச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த புத்தகமும், அதோடைய கதையும்.
அ. ஓகேங்க. ஆ. ஆ. மர அ மறந்தும்கூட அத பண்ணிறக்கூடாது அப்பிடின்றிருக்கீங்க. ஆ. ம். ம், ம். ம். ஆ, அ. உண்மங்க, உண்மை. ஆ. அருமை.